அதான் நெறையா பேர் பெரும்பாலுமானவங்க என்னுடைய தோழி, என்னுடைய நெருங்கிய தோழி வந்துட்டு இந்த கொரியன் தொடர்களுக்கு ரொம்பவுமே ஒரு அடிமை மாரின்னு சொல்லாங்க.
அடிமை. ம். அவுங்க மட்டும் இல்லேங்க. பெரும்பாலும் எல்லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் கொரியன்ஸ்ஹேர் ஸ்டைலு, கொரியன் ட்ரெஸ்ஸு, கொரியன் அ ஃபேஸ் வாஷு, அ கொரியன் ஃபேஸ் லுக்குன்னு அப்பிடியே அந்தமாரி தான் போயிட்டு இருக்காங்க.
புதுசா ஒரு தொட ஆமா, ஆமாங்க. அப்பிடி போயிட்டு இருக்கிறனால அவுங்க வந்து புதுசா, புதிதா ஒரு தொடர் வருது, புதிதா ஒரு படம் வந்துச்சு அப்டின்னா, இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம தமிழ்நாட்ல வந்து விஜய்யோடய படம் அ வருது. அத, அ தளபதி அவர்களுடைய படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது அப்பிடின்னா, அதுக்கெல்லாம் எவ்ளோ ஆர்வத்தோட, முதல் ஆளா நாம போய் படம் பாக்கணுன்னு நெனைக்கிறோமோ! அதேபோல ஆ, ஆர்வத்தோட போய் பாத்துட்டு, அடுத்த நாள் நம்மக்கிட்ட வந்து நமக்கு அவுங்கள கொரியன் படத்தப் பத்தி நம்ம கேக்கணுன்னு நமக்கு ஆர்வமே இருக்காது. அந்தத் தொடரப் பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமே இருக்காது. ஆனாலும் உக்கார வச்சு சொல்லுவாங்க. "ஏங்க என்ன விடுங்க. நீங்கதான் பாத்துடீங்கள்ல!" நீங்கப் பாத்துட்டு போங்க. வேற யாருக்கிட்ட போய் சொல்லுங்கன்னா, விடமாட்டாங்க.
ம். ம். கண்டிப்பா. ம். <laughs> இல்ல, இல்ல! நீயும் உக்காரு, கேளு! நான் கதை சொன்னாதான் எனக்கு மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அப்பிடின்னுவாங்க. நமக்கு அதுல ஒண்ணுமே புரியாது. பேரு எது, எதுவோ பேரு சொல்லுவாங்க. சாங்கின்னுவாங்க, அ கூஹான்னுவாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா பேர சொல்லி, அந்தக் கதைய சொல்லுவாங்க. நமக்கு அ நிஜமாலுமே அந்த அந்த டைம்ல பேசவே வேண்டாம், கதையக் கேக்குறதுக்கு, அந்தப் பழ அந்தத் தொடரப் பாத்துட்டே வந்திர்லாமான்னு தோணும் நமக்கு சில டைம்லாம்.
அப் <laughs> அதே தாங்க, அதே தாங்க. <laughs> <laughs>

கண்டிப்பாங்க. இப்போ ஆ ம் இந்த மாரி ஒ ஒரு தொடர் வந்து அவங்க இது பண்ணும்போது, பாட்டு எல்லாம் இருக்கும் பாருங்க. சில தொடர்ல வந்து பாட்டுல்லாம் இருக்கும். அ சில தொடர்கள்ல படத்துல தான் பெரும்பாலும் பாட்டு இருக்கும். தொடர்கள்ல பாட்டுலாம் இருக்காது. ஆனாலும் ஒரு சில இடத்துல ஒரு ஒரு ஒரு 2 லைன் 4 லைன் பாட்டுலாம் ஒருவேளை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தப் பாட்டை டப்பு செய்யும்போது உண்மையாவே இசை அது இனிமையா இருக்குங்களா கேக்குறதுக்கு?
ஆமாங்க. ம்ஹ்ம். அது கண்டிப்பா இருக்காதுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நான் எனக்கு வந்து இந்த இசையில, பாடல்ல ஆ ஆர்வம் இருக்குறதுனால இந்த விஷயம் கொஞ்சம் நல்லா தெரியும்ங்க. அ அதாவது ஒரு பாடல்ல அந்த வரிகள் ஒவ்வொரு வார்த்தையும் அ கண்டிப்பா பாடல் ராகத்துக்கு ஏற்றார் போல மாத்துவாங்கங்க. அந்தப் பாடல் இயற்றும்போது, அ அவங்க சொல்ல வர கருத்தை முதல் எழுதிடுவாங்க. அது எழுதுனதுக்கப்புறம் ஒரு ராகத்தை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ராகத்துக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய அ அது அது சம்பந்தப்பட்ட இன்னொரு வார்த்தை இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நம்ம அன்பு அப்படினு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்குன்னா, அந்த ராகத்துக்கு அந்த வார்த்தை செட் செட் ஆகலன்ற பட்சத்துல அது அதுக்கு இணையா இருக்கக்கூடிய வேறு வார்த்தைகள் இப்போ பாசம், நேசம் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள மாற்றி வச்சு அவங்க சரி பண்ணுவாங்க அ இயற்றுவாங்க பாடலை.
சரி, ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ஓஹோ! <hiccups>
பாடல் இயற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் கடைசியா அந்த இசைக்குன்னு வருவாங்கங்க. அந்த இசையில என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இசையில ஒவ்வொரு இந்த வரி முடிஞ்சோனே கரெக்ட்டா இந்த வரி முடியும்போது, இந்த இசை ஆரம்பிச்சிருக்கணும். இந்தப் பின்னணி இசையை குடுத்திருக்கணும் அப்படின்னு, ஒவ்வொரு வரிக்கும் அந்த வரியில இந்த பா இந்த பாதி இடத்துல வந்தோனே கரெக்ட்டா இந்த இசையை குடுத்திருக்கணும் அப்படின்னு நிறைய கணக்குகள் இருக்குங்க. அப்படி கொடுக்கும் போது அவங்க வந்து ஒரிஜினலா அவங்க என்ன பா என்ன பாட்டுக்கு என்ன வரிக்கு எந்த எழுத்துல அதை இந்த இந்த வினாடியில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறிப்பா, நுண்ணிப்பா அவங்க பண்ணி இருப்பாங்கங்க.
ஓஹோ. ம்.

ஓஹோ.
அத வந்து டப் செஞ்சு அதுக்கு வா வார்த்தைகள் மாற்றும்போது அது ரொம்போமே அதாவது பொதுவா அந்தப் பாடல் மேல ஆர்வம் இல்லாதவர்கள் சும்மா ஏதோ ஒரு பாட்டு கேட்டா பாடல் கேட்டா சரி. அந்த வரி நல்லா இருந்தா சரி, அப்படி கேட்கிறவங்களுக்கு, அது ரொம்ப எ அ ஒ ஒருவேளை நல்லா இருக்கலாம். ஆனா இந்த இசை மீது ஆர்வம் கொண்டிருக்கிறவங்களுக்கு, இந்தப் பாடல் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறவங்களுக்கு, கண்டிப்பா அது ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும். இந்தப் பாட்ட அவுங்க டப் பண்ணதுக்கு கம்முனு பா அந்த ஒரிஜினல் ராகத்திலேயே போட்டிருக்கலாமோ? அந்த ஒரிஜினல் மொழியிலேயே போட்டிருக்கலாமோங்கிற மாரி எல்லாம் தோணிருங்க.
ம். ம். ம்ஹ்ம். <laughs> ஆமா. ஆனா, ஒரு சில தொடர்லாம் பாருங்களேன்ங்க. டப் பண்ணவே முடியாதுங்க. அந்தத் தொடர் எல்லாம் ஒரிஜினல் பாட்டையே போட்டுட்ருவாங்க. அது அப்புறமே பாத்தீங்கன்னா தமிழ்ல ஓட்ற மாரி இருக்கும். அப்றோம், ஆனா அந்தப் பாட்டு வரும்போது மட்டும் அந்த மொழியிலேயே ஓட்ற பா போட்டுட்ருவாங்க. ஆ, இப்போ இந்த மாதிரி தொடர்கள் வந்து நம்ம நம்ம தமிழ்லயோ நம்மளுடைய மொழியில பார்க்கும்போது, அந்த உணர்ச்சிகள் நமக்கு வருதுங்களா? அதைப் பார்க்கும்போது, ஒரு ஒரு சோகமான கதை, ஒரு சோகமான, ஒரு சீன் அந்தச் சோகம் வர்ற மாரியும், ஒரு நகைச்சுவையான இடத்துல ஒரு நகைச்சுவை வர்ற மாரியும் அந்த மாரி அந்த உணர்வுகள் நமக்கு வருதுங்களா? அந்த உணர்ச்சிகளுக்கு இவங்க இடம் கொடுக்கறாங்களா?
ஆமா, ஆமாங்க. கண்டிப். அந்த கண்டிப்பா அது குடுக்கிறாங்க தானே. எ ஏன்னா இப்போ ஒரு அ அவங்களுடைய மொழியில நாம படத்த பாக்குறோம்னு வைங்களேன். புரியும், நமக்கு புரியும். அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியும். அவங்க உணர்ச்சி, அவங்க மூஞ்சி வந்து சோகமாச்சுன்னா, ஐயோ சோகமான சீன் போல. மூஞ்சி சிரிப்பாச்சுன்னா, சரி சந்தோஷமான சீன் தான் போல அப்படின்னு சிரிச்சு அது அப்படி சிரிக்கிற மாரி இருக்கும். அப்படி இல்லாங்கற பட்ச்ச இந்த சப்டைட்டில்ஸ் இருக்கு இல்லீங்களா?
அ அ. <laughs> ஆமா. ம்.
அதாவது அவங்க மொழியிலேயே பாத்துட்டு, சப்டைட்டில்ஸ் ஒரு வெச்சு ஒரு சிலர் பார்ப்பாங்க. ஆ.
ம். நெறைய பேருங்க. ஒரு சிலர் இல்ல. நெறை இப்பெல்லாம் சப்டைட்டில்னால தான் மத்த வெளிநாட்டு மூவியா இருந்தாலும் வேற ஒரு லாங்வேஜ் படமா இருந்தாலும் இந்த நம்ம இதுல ஓடுறதுக் காரணம் சப்டைட்டில்னால தான். ம்.
<laughs> அதேதாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த முக்கியமா இந்த பெண்கள் வந்துட்டு இந்தக் கொரியன் தொடர்கள் வந்து அதிகமா பார்த்து இந்த இந்தக் காலத்து கொஞ்ச நாட்களாக. அதுவும் முக்கியமா இந்தக் கொரோனா வந்ததுக்கப்புறம் பெண்கள் வந்து இந்தக் கொரியன் தொடர்கள் பார்க்குறது ரொம்ப விரும்பிப் பார்த்துட்டு இருக்காங்க.
ம். ம்.

இப்ப பெரும்பாலும் நம்ம நிறையப் படங்கள வந்து டப் பண்ணி பார்த்திருப்போம். வேறொரு மொழியில இருக்கக்கூடிய படங்கள டப் பண்ணி, அதுல என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது? முக்கியமா, அந்தப் பாட்டு. அ டப் பண்ற படத்துல வந்து பாட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமாவே இருக்கும். அந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்கள் எல்லாம் வந்து சிலது எல்லாம் தமிழ்ல வந்து டப் செய்வாங்க. அப்ப அதுல என்னென்ன மாற்றம் பண்றாங்க? அது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குதுன்றதை கொஞ்சம் சொல்றீங்களா?
கண்டிப்பாங்க. அ இது வந்துட்டு, ஆரம்ப காலங்கள்ல வெளிநாட்டில இருக்கக்கூடிய படங்கள் வந்து வெளிநாட்டில் மட்டும் தான் பாத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த OTT தளங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம், இந்த Netflix, Amazon Prime, Disney Hotstar இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம், அந்த வெளிநாட்டில இருக்கக்கூடிய த தொடர்களையுமே வந்து, நம்ம நாட்டுலயு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்ததுங்க.
ம், ம், ம். ம். ம்.
அந் அப்பயும் ஆரம்ப காலத்துல இந்த OTT தளங்கள் வந்தப்போ, இந்த டப்பிங் விஷயன்னே இல்லங்க. அது வந்துட்டு நீங்க ஆங்கிலத்துல வந்து தொ அந்த தொடர் இருக்குன்னா, அந்தத் தொடர் ஆங்கிலத்திலேயா தான் ஓடும். இல்ல ஸ்பானீஷ்ல, கொரியன்ல இந்த மாதிரி எந்த மொழியில வந்து அந்தத் தொடர் இருக்கோ, அந்த மொழிதான் ஓடிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது, அந்த ஒரு சில இடங்கள் ஒரு சில தொடர்கள் மட்டும் சப்டைட்டில்ஸ் கொடுப்பாங்க. அதாவது, அவங்க வந்து எந்த மொழியில பேசினாலும் அதுக்கான சப்டைட்டில்சஸ், அதுக்கான வார்த்தைகளை வந்துட்டு ஆங்கிலத்துல கொடுத்திருப்பாங்க.
சரி. ம். ம். சரிங்க. ஆஹ், ஆஹ்.